ஓஹோ! இது
ஆமாங்க. அது வ அத அத வேக வச்சா போதும். ஆனா, நல்லவருங்க. வேக வச்சா போதும். உப்பு போட்டு வேக வச்சா போதும் அது வேறலாம் ஒண்ணும் போட்றாதன்னு சொல்லிட்டாங்க. நான்
<chuckles> <laughs> சரி சரி. உப்பு போட்டு வேக வச்சா போதும், அதில ஒண்ணும் எக்ஸ்ட்ராலாம் தே கலக்க தேவையில்ல சேர்க்க தேவையில்ல ம்.
அ ஆமா. அது எதுக்குன்னா வந்து, அவருடைய ஆரோக்கியத்தை பாத்துக்க, நான் தெரியாத்தனமா ஒரு தரவ சொல்லிட்டேன் அதுனால, ரொம்ப
அதே பிடிச்சுட்டாரு. இ எல்லாமே உங்கள்ட்டருந்து தான் வந்திருக்கு. <laughs>
எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சிங்க நீங்க வேற! எனக்கே ஆப்பு ஆகும்ன்னு நெனைக்கல!
அவரு இன்னைக்கு நல்லா இருக்கணும்ங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம், <chuckles> அதுல வந்து சிரமம் இருக்கு. ம். ம். அ ரைட்டு ரைட்டுங்க ம்.
<laughs> அவசரமா இருக்கு, ஆனா வந்து சந்தோஷமாவும் இருக்கு. அவுங்க பிடித்த விஷயத்த அவுங்க வந்து எடுத்துட்டு போறாங்களே, வெளிலேருந்து வாங்கி சாப்பிடுற உணவெல்லாம் அவ்வளோ நல்லது இல்லைங்க.
ம். ம். ம். ஆமா இன்னைக்கு வந்து, ஒவ்வொரு உணவுலயும் வந்து ஏகப்பட்ட கலப்படம். ஒரு தரமற்ற நிலமையில சமைக்க செய்கிறாங்க வெளிக் கடைகள்ல. இதனால வந்து <tsk> அதனால தான் பெரிய அளவில உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுது. நெறையா ஆய்வுகளே நம்ம அடிக்கடி பாத்திருப்போம். நெறைய விஷயங்கள் வருது அப்போ கொஞ்சம், இந்த மாரி நீங்க உஷாரா வந்து வீடுகள் சமைச்சு லன்ச்ச வந்து பக்குவமா செய்து கொடுக்குறதுல, ரொம்ப அதில ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அதாவது நீங்க நீங்கள் நீங்களா இருக்கப்போயி ஒரு, இந்த அளவுக்கு சிரத்த எடுத்து செய்றீங்க. ஆனா, பல வீடுகள்ல அது ஒண்ணும் நடக்கிறதில்லையே! அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ம்.
அதுவும் அந்த ஆமாங்க. ஆமாங்க. அ ஹ் ஆமா. இல்ல அதில ஒரு, நகைச்சுவை இருக்குது. நான் உங்ககிட்ட ரகசியமா சொல்றேன் கேட்டுக்கங்க. இதெல்லாம் வந்து அவுங்களுக்கு எல்லாருக்கும், எல்லாம் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம், ஆ என்ன சொல்லணும்ன்னா வந்து, நான் சமைச்ச சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுறதுன்னு நான் ஹோட்டல்ல வரவழச்சு.
<chuckles> ம் சொல்லுங்க. ம். <chuckles> அப்படி மாரி, அப்படி அ.
அ நான் வந்து ஹோட்டல்லருந்து ஒரு ஒரு நாள் வரவழச்சி சாப்ட்டுருவேன்.
ஓ! நல்லா செஞ்சுட்டீங்க போங்க. அ நீங்க வந்து எல்லா நாளும் அந்த சாப்பாட்டையே சாப்பிட முடியாது, ஹோட்டல்ல ஆடர் பண்ணீடுவீங்க, ம்.
<chuckles> ம், கேவலம். <clears throat> ஆமாங்க. ஏன்னா வந்து, இதெல்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு நமக்கு டேஸ்ட்டு, நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிடும்போது, அதில ஒரு ருசி இல்லன்னு தான் நான் நம்புறேன்.
அ எ ஹ் ருசி, அப்படி. உங்க உங்களுக்கு அது, மத்தவங்களுக்கு ருசியா இருக்கிறது உங்களுக்கு ருசி படல, ம். சரி, சரி பரவால்ல. ஆனா வந்து, உங்களோட அந்த ஒரு இது இருக்கு ஒரு முயற்சி, அந்த ம் அப்றமா அவங்களுக்கு செய்து கொடுக்கணும், கணவனுக்கும், குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப பக்குவமா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள அ செய்து குடுக்கணும்ங்கிற உங்களுடைய பெரிய ஒரு ஈடுபாடு, அதில வந்து ஒரு அ டெடிகேஷன் வந்து மிக அருமையான ஒரு விஷயம் நல்லா அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. அ நல்லா நகச்சுவ நகைச்சுவையா சொன்னாலும் அதில நெறைய அர்த்தமுள்ள விஷயங்கள் இருக்கு. அ ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட உரையாடினது, நன்றி.
ஆமாங்க. ம். நன்றிங்க.

ம். ம்.
அ. அதுவும் எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த க எங்களுக்குலாம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு எங்க பள்ளிக்கூடலாம். காலையில தரது என்னவோ வந்து இந்த தக்காளி சோறு இந்த 6:00 மணிக்கு கட்டுவாங்க. 6:00 மணிக்கா, 5:30 மணிக்குலாம் கட்டிடுவாங்க. அதுல மதியம் ஆவும்போது ஒரு அது சூடோடு மூடிடுவாங்க. ஏன்னா அப்ப பஸ்ஸுக்கு நேரம் ஆயிருச்சு அப்டிங்கிறதுனால.
அ. அ. அது சரி. அ. அ.
<clears throat> ஆனா அத தொறந்து பாக்கும்போது, அம்மா வந்து அதுல நல்ல நல்லெண்ணெ ஊத்தி நல்லா பெசஞ்சி வச்சிருப்பாங்க.
ஓ! சரி, சரி. நீங்க சொல்றப்பயே எனக்கு ஒரு கற்பன போகுது. "எப்டி பாக்ஸ்ல எப்படி இருந்திருக்கும்?" அப்டின்னு சொல்ட்டு. அ.
<chuckles> <chuckles> ஆமா. என்ன அது கெட்டு போயிருக்குதா, இல்லையாங்கிறது கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த தாயுடைய பாசம் இருக்குது பாத்தீங்களா, ஆ அதுக்காகவே அந்த காலத்துல வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வருவோம்.
ஆ. ஆ. ஆ. புரியுது புரியுது ஆ. சரி, சரி. "அவங்க எப்டி இருக்கோ அம்மா செஞ்சு குடுத்துட்டாங்க, இந்த அளவுக்கு அழகா பண்ணிருக்காங்க பக்குவமா. அத நம்ம சாப்ட்ருவோங்கற" ஒரு எண்ணம். ம்.
ஆ. ஆமாங்க. அது இன்ன வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இந்த காலத்துலல வந்து கொழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப மாறிடுச்சு. அ இன்னுஸ் இன்னும் சொல்லப்போனா வந்து இந்த பீட்ஸா, மெக்கரோனி இந்த ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்ற மாரியேருக்கும் கேட்டா. நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொல்லுவாரு இல்லையா. மெனு சொல்ற? எதா கெட்ட வார்த்தைல திட்ற.
ம். ம். அது சரி. அ. ஆமா. ஆமா. என்ன ஏன்னா வாயில நுழைய முடியாத உணவு வகைகள் தான் இன்னிக்கு ஏராளமா இருக்கே. வித விதமா போட்டு, அங்க அத வந்து கட போட்டு, பன்னாட்டு நிறுவனங்களுடைய உணவுகள் வந்து இன்னைக்கு பெருத்து இருக்கு. அது வந்து ஏதோ அந்த நேர சுவைக்காக சாப்பிடறதாலும், பெரிய பிரச்சனைகள் ஒரு ஒரு தரமான முறையில செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது. என்ன அதுல சங்கடன்னா, இன்னிக்கு அந்த குழந்தைகள் அத சாப்ட்டு, சாப்ட்டு பழகி, பள்ளிக்கு போறப்போ "எனக்கு லஞ்ச் பாக்ஸ்ல அதே மாரி செஞ்சு போட்டு கொடு." அப்டிங்கிற மாரிலாம் கேக்கராங்களே! அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறிங்க. அது அத பெற்றோர் அத கடபிடிக்கலாமா? அது அவங்களுடைய நீங்க எப்டி நினைக்கிறிங்க அத?
<clears throat> ஆமாங்க. ஆமாங்க.